இப்போ, வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அப்டின்னா, அப்போதான் வந்து நம்ம வீட வந்து சுத்தம் பண்ணுவோம், அவசர அவசரமா வந்து, அ 1 நாற்காலியாகட்டும், இல்ல வந்து வீட கூட்றதாகட்டும், அந்த வீட வந்து எப்டி சுத்தம் பண்ணுறது, அவுங்க பார்வைக்கு வந்து, அத வந்து ஒரு அழகாக்கி எப்டி வைக்கிறதுங்கிறத வந்து, ரொம்ப அ வேக வேகமா பண்ணுவோம். அந்த மாதிரி அனுபவமும் உங்க குடும்பத்தில நடந்திருக்கா? நீங்க வந்து இப்டி யாராவது விருந்தினர் வரம்போது, அவசர அவசரமா சுத்தம் செய்த அனுபவம் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் பகிர்றீங்களா?
ஆ, நிச்சியமா சொல்றேன். இதில பார்த்தீங்க அப்டின்னா, எங்க நாங்க வந்து, எப்போதுமே தனியா தான் வாழ்வோம். அதாவது பெரும்பான்மையான விருந்தினர்கள் வந்து, வரது வந்து ரொம்ப அரிதா தான் இருக்கும். சிறு வயதில. ஆனா, எனக்கு அத பத்தி ஒரு கேள்வி இருந்தது. ஏன் இந்த மாரி விருந்தினர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க? அப்டிங்கிற ஒரு எண்ணம் இருக்கப்போ, ஒரு கட்டத்தில வந்து, எங்க அம்மாட்ட கேக்கிறப்போ தான் சொல்றாங்க, ரொம்ப தூரத்தில இருக்காங்க. ஒரு 400 கிலோமீட்டர், அந்த மாரி கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஆனா வந்து, நெறைய பேர் இருக்காங்க. அவுங்க வந்தாலும், கும்பல் கும்பலா வருவாங்க. அதனால வந்து, அவுங்க எப்பயாவது 1 வருடத்திற்கு 1 முறையோ, இல்ல 2 வருடத்திற்கு 1 முறையோ தான் வல்ல, அ வருவாங்க அவுங்க. கடந்த ஒரு 2 வருடமா வல்ல. நாம இன்னும் ஒரு 3லிருந்து 6 மாதத்துக்குள்ள, பள்ளி விடுமுறைகள் காலத்தில, நம்மள எதிர்பாக்கலாம். அப்டிங்கிற மாரி அவுங்க வந்து சொல்றாங்க. நான் அப்ப அவங்ககிட்ட கேக்கிறேன், சரி இதுக்கு ஏன் வந்து என்ன இவ்ளோ இதா வராங்க? அடிக்கடி வரலாமே, அப்டிங்கறப்ப, இல்ல, இல்ல, அவுங்க வர்றப்ப ஒரு 10, 15 பேர் வருவாங்க. அதில குழந்தைகளும் இருக்கும். அப்ப அதற்கு நாம தயாராகனும். அப்டின்னு சொல்றாங்க. எனக்கு அப்ப வந்து அது புரியல. சரிங்களா?
சரி. ஆ. <chuckles> சரி. நிச்சயமா, நிச்சயமா.
அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னு சொல்லி பார்த்திங்க அப்டின்னா, கொஞ்சம் நாங்க வளர்ந்துட்டோம். அப்போ வந்து வராங்க அவுங்க, சரிங்களா? ஒரு வரன். ஆமா எங்க அப்பாக்கிட்ட எங்க அப்பா வந்து சொல்றாரு இந்த மாதிரி அவங்க சைடிலருந்து, அப்பாவுடைய வழிமுறைகள் உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, அப்பானோட பிறந்தவர்கள் இந்த மாரிலாம் வந்து வராங்க. அப்போ தான் நான் முதல் முறையா வர்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு 4 5 நாட்களுக்கு முன்னாடி வந்து தெரியுது, சரிங்களா?
விருந்தினர் வீட்டுக்கு வராங்க, சரி. ஆமா, ஆமாமா. சரி. அப்ப என்ன மாதிரி நீங்க தயார் பண்ண ஆரம்பிச்சீங்க, வீட?
அப்ப அப்ப தான் நான் முதல் முறையா பார்க்றேன். எங்க அம்மா முதல்ல பண்ண விஷயம் என்ன அப்டின்னா, எங்க வீடு கொஞ்சம் பெருசு. தனி வீடுன்னு சொல்வாங்க தெரியுமா? அந்த மாரியான ஒரு வீடு. பெரிய ஒரு 2 வந்து பெட் ரூம் இருக்கும். அந்த இதுல. அது இல்லாம, ஹாலு ஒரு கிச்சன் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். தனி வீடு சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாங்க தோட்டம்லாம் வச்சிருப்போம். நெறைய புற்கள் புற்கள் அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து தென்னை மரம், வாழை மரம் இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பெரிய வீடு எங்களுடையது.
ஆமாம்மா. ஓ! சரி சரி சரி.
அப்ப இதுல மொதல்ல அவுங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, என்னை கூட்டிட்டு போய் இந்த சின்ன இது இருக்கும், களை கொத்துற ஒரு இது இருக்கும், பொருள் இருக்கும் சரிங்களா? அத எடுத் ஆமா "அத எடுத்துட்டு போய், இந்த புற்கள் எல்லாத்தையும் மொதல்ல சேரான நீ சீரான முறையில வெட்டிவிடு" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அத முடி அந்த வேலைகள்லாம் நான் பார்த்ததே இல்ல. அப்ப நான் கேக்குறேன் எதனால ம்.
ஆமா ஆமா, பார்த்துருக்கேன். ஓ ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல சுற்றுப்புறத்துலருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க சுத்தத்த.
ஆமா. எனக்கு வந்து அது ஓ! அப்படி பண்ணணும், அப்பிடீன்கிற ஒரு எண்ணமே தெரியாது. அது இது தான் தெரியுது. முதல் முறை அப்பிடீன்னு சொல்லிட்டு, அங்கே இருந்து ஆரம்பிச்சோம், அந்த இதில. அப்ப அதை வந்து நாம முதல்ல வந்து, அந்த தூய்மைப்படுத்துதல் அப்பிடீங்கிறது அது ஒரு ஒரு ஒரு நாள் ஆச்சு. மொத்தமா அங்கே குப்பைகள், இலைகள் விழுந்து கிடக்கிறது. தேவையில்லாத குப்பைகள்லாம் போட்டு வைச்சிருப்பாங்கள்ல? எப்பயுமே அம்மாக்கள் <chuckles> வீட்டுல.
சரி, சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப நீங்க நெறைய செடிகள் வளர்க்குறீங்கன்னு சொல்லும்போதே, வந்து அது சுத்தப்படுத்துறதுக்கு, நேரம் இழுக்க தான் செய்யும், இல்லையா?
ஆமா, ஆமா. அதா எங்க அம்மா வந்து எங்கள பாத்துக்கிறதுனால எனக்கு 2 தங்கைகள் இருந்தாங்க. எங்கள்ல பாத்துக்கிறதுனால இந்த வேலைகள்லாம் அப்பிடியே கிடப்பில போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க எல்லோருமே சிறு குழந்தையா இருந்தா கூட, நாங்களும் சேர்ந்து அதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டோம். அந்த இதில.
ஆ. புரியுது, புரியுது.
ம். அதான் அப்போ வந்து ஒரு 1 நாள் முழுவதும் இதில போச்சு. அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்பிடீன்னா, வழக்கமா வந்து எப்பவுமே வந்து மாதத்திற்கு 1 முறை தான் இந்த மளிகை சாமான் வாங்க போவாங்க, எப்பவுமே.
ஆமா. விருந்தினர் வராங்கன்றதுனால அந்த திட்டமிடுதல் வந்து ஆரம்பிச்சுட்டீங்க, சமையலுக்கு அடுத்து.
ஆமா. அம்மா உட்காந்து அவங்க இரவே வந்து, ஒரு லிஸ்ட் போட்டுட்டாங்க. என்னென்ன பொருட்கள்லாம் போ வாங்கணும் அப்பிடீன்னு, எங்க அப்பாட்ட குடுத்து, அவர்கிட்ட இருந்து அதற்கான அந்த பணமும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்பா வந்து அலுவலகத்துக்கு போறனால வந்து அவர் என்ன சொல்லிட்டார்ன்னா, "நீங்க வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கோங்க. 3 சக்கர வண்டி எடுத்துக்கோங்க" அப்டின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு மாரி சந்தோஷமான நிகழ்ச்சி தானே, வெளியே போறது அப்டின்னாலே.
ஆமா. வெளிய போறதுனாலே வந்து குழந்தை பருவத்தில நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். "அப்பாடா எங்கேயோ வெளிய போறோம்டா" அப்பிடீன்ட்டு.
ஆமா. அந்தமாரி எண்ணங்கரனால நாங்களும் தாராளமா சரி போலாம் அப்பிடின்னு சொல்ட்டு கெளம்பிட்டோம். கெளம்பி போறோம், அங்க போய் பாத்தா அவ்ளோ பொருட்கள் வாங்குறாங்க. அரிசி வாங்குகிறாங்க, பருப்பு வாங்குறாங்க, என்னென்னமோ வாங்குறாங்க.
ஆ, 15 பேருன்னு சொன்னீங்கல்ல, 15 பேரு வராங்க அப்பிடிங்கம்போது நிறைய தேவப்படும்ல?
ஆ, இப்பதான் நான் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன், எவ்ளோ பேருமா வராங்க? அபிப்டின்னு சொல்லி கேக்குறப்ப அவுங்க சொல்றாங்க, அநேகமா ஒரு 10 ல இருந்து 12 பேர் வருவாங்க 2 குடும்பம் வருது, 3 குடும்பம் வருது, அப்பிடின்னு வந்து அவுங்க சொன்னாங்க. யாரு அவுங்க? அப்பிடின்னு அப்ப கடைக்கு போறப்ப தான் கேக்கறேன். எதுக்கு இவ்ளோ வாங்குறீங்க? எவ்ளோ பேரு வராங்க? அப்பிடிங்கறப்ப அவுங்க சொல்றாங்க 10 ல இருந்து 12, 3 குடும்பம் வந்து வருவாங்க, அப்பிடிங்கிறப்ப நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா என எங்க குடும்பத்திலேயே ஏற்கனவே 5 பேர் இருக்கோம். இந்த இதுல.
ஆ, ஓ! சரி, சரி. ஆமா, அப்போ வந்து 20 பேர்க்கிட்ட வந்து சமைக்கிற மாதிரி ஆயிரும்ல.
ஆமா, 17 பேரு அப்பிடிங்கிறப்ப எனக்கு ஒன்னும் புரியல. நான் சின்ன பையனா இருந்தாலும் அந்த கணக்குல 17 பேரு இருப்போமா! ஒரு வீட்ல. அப்பிடிங்கிறமாரி எனக்கு வந்து ஒரு எண்ணம் 17 பேரு இருந்தா எங்க தூங்குறது அப்பிடிங்கிற எண்ணலாம் அதுக்கப்பறந்தான் வருது எனக்கு, அப்பறம் அந்த மளிகைப் பொருட்கள் அதெல்லாம் வாங்கியாச்சு. தின்பண்டங்கள்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன் "என்ன? எதுக்கு இவ்ளோ வாங்குகிறீங்க?" வழக்கமா அவ்ள கேட்டா வாங்கி தரமாட்டாங்க. அன்னக்கி நெறையா வாங்கி வைக்கிறாங்க. இல்ல அதுல சின்ன பசங்களும் இருக்காங்க உங்கள மாரியே! அதனால அவுங்களும் வருவாங்க அப்பிடிங்கிற ஒரு பதிலும் நமக்கு வந்து கெடைக்குது. இந்த இதுல.
<laughs> ஆமா, ஆமா. புரியுது. <chuckles> கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு வந்து நல்லா கெடைக்கும். <snorts> அதிகமான விருந்தினர்கள் வீட்டுக்கு வரும்போது நமக்கு தின்பண்டங்கள் வந்து நெறைய கெடைக்கும் இல்லையா?
அதான். ஆமா சரியா சொன்னீங்க. ஏன்னா அது முடிய கொஞ்சம் அளவு பார்த்துக்கிட்டு இருக்குறவங்க. அவங்களால மித்த வேலைகள்ல நம்மள கட்டுப்படுத்த முடியாது. சரி சாப்ட்டுட்டு போறாங்க அப்டின்னு.
ஆமா, நம்ம நெனைச்ச நேரத்த நெனைச்சு பிடிச்சத சாப்டலாம்.
ஆமா. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு. அப்புறம் சாயந்திரம் என் அப்பா வராரு. அப்பா வந்துட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, என்னைய மட்டும் கூட்டு போறாரு வண்டில. எங்கேயோ கூட்டு போறாருன்னு கேட்டா அப்டியெல்லாம் கேக்க முடியாதுல, சின்ன பையன் தான நம்ம. சேரி, ஆமா கூப்ட்றாரே அப்டின்னு ஏதோ ஒரு சட்ட பாண்ட்‌ட மாட்டி விட்டாங்கன்னு நானும் ஜாலியா உட்கார்ந்துட்டு போறேன். பார்த்தா ஒரு கடையில வந்து வாடகை கடை அது சரிங்களா! அங்க போய்ட்டு வந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, படுத்து தூங்குற இந்த பெட்ஷீட்டு, போர்வை, தலகாணி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா! அதெல்லாம் அவரு சொல்லி வச்சிருப்பாரு போலிருக்கு. அதெல்லாம் எடுத்து வண்டியில கொஞ்சம் வச்சுகிட்டு, நான் பின்னாடி அப்போ எனக்கு ஒரு 8, 9 வயது இருக்கும். அதனால புடிசிச்சுக்க முடியும். பார்த்தா அதெல்லாம் எடுத்துட்டுவராரு. ஏன்னா, இப்போ நாங்க 5 பேரு அப்டிங்கிறப்ப அதற்கேற்ற ஒரு படுத்து தூங்கும், அந்த பாயோ இல்ல தலகாணியோ அந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. வர்றது வந்து ஒரு 10 12 ஆமா 10 பேருங்கிறப்ப அது கொஞ்சம் கடினம் தான அந்த இது.
ஆமா ஆமா. சின்ன பிள்ளைல அதெல்லாம் கேட்டது. சரி. ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சமையலுக்கு தேவையானதுமே வந்து கடினமா தான இருக்கும். ஒரு அவ்ளோ பேருக்கு சமைக்கிறதுனா பாத்திரங்களுமே வந்து கொஞ்சம் பெரிய, பெரிய பாத்திரங்கள் வேணும். எங்க வீட்லலாம் வந்து வந்து பாத்திரங்கள் வந்து வாடகைக்கு எடுப்பாங்க. அந்தமாரி 20 பேத்துக்கு சமைக்கிறது அந்த மாதிரினா. அந்த மாதிரி கேட்கிறேன்.
ஆமா. ஆ. இல்ல எங்க இதில என்னன்னா, எங்க அம்மாச்சி வந்து நெறையா பாத்திரங்கள் எங்க அம்மாவுக்கு குடுத்துவிட்டுருந்தாங்க. பெரிய, பெரிய பாத்திரங்கள். ஆமா. அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரண்ல வெட்டியா போட்டு வச்சிருந்தோம். பெரிய குக்கரு, இல்ல வந்து பெரிய அண்டா மாரியான பாத்திரங்கள். ஒரு குழம்பு வைக்கிறது, இல்ல வந்து ஒரு மட்டன் சமைக்கிறது. அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் நெறைய இருந்ததனால
ஓ! நல்லது, நல்லது. நிச்சயமா, நிச்சயமா <chuckles> அது இந்த சமயத்தில தான் உதவியிருக்கும் அந்த பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு.
ஆமா. அது இருந்ததால அது சம்பந்தமா எங்களால செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படல. ஆனா இதெல்லாம் நல்லா தொவச்சி, கொஞ்சம் காய வச்சிருந்தா, எங்க அப்பாவுக்கு தெரிந்தவரு போல இருக்கு அவுங்க. அதனால வந்து அவரு வந்து வச்சிருந்தாரு. எனக்கு தெரியாது இதெல்லாம் வாடகைக்கு கூட எடுக்க முடியுன்னு. அப்ப இருந்து நான் கேட்க பின்னாள்ல தான் புரிஞ்சிகிட்டேன்.
எனக்குமே நீங்க சொல்ல போயி தான் தெரியுது, இதெல்லாம் வந்து படுக்கை ஜாமான்கள் கூட வாடகைக்கு எடுக்கலாம் அப்பிடிங்கிறது.
ஆ. அவரு வந்து போர்வை தலகா போர்வை தான் குடுத்திருந்தாரு. ஆக்ஷூவலா சரியா சொல்லணும் அப்பிடின்னா போர்வை தான் குடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்து மற்றொரு நாள் போயிட்டு இந்த பாய்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அத மறுபடியும் நாங்க திரும்ப வாங்கி தான் வச்சோம். அது வந்து எப்பிடினா கொஞ்சம் பத்தல சொல்லப்போனா அவுங்க வந்தப்ப பாயிக்கு.
ஆமா. ஆமாமா. கண்டிப்பா! ஏன்னா வந்து நீங்க ஒரு 5 பேருங்கம்போது அதுக்கேத்த மாரிதான் இருந்திருப்பீங்க. இப்போ 17 பேருங்கம்போது கண்டிப்பா இந்தமாரி எ தேவையான பொருட்கள்லாம் வாங்க தான வேணும்.
ஆமா. ஆமா, ஆமா. அது ஒரு கட்டத்தில அப்பறம் என்ன ஆயிருச்சுன்னா, அந்த பாய்லாம் கொஞ்சம் பாயும் விரிச்சோம். கூட வந்து இந்த விரிப்பு இருக்கும் இல்லயா! பெரிய கம்பளி உபயோகப்படுத்தாம கொஞ்சம் கனமா இருக்குன்ல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து விரிச்சு, அப்பிடியே ஒருமாரி எல்லாரும் உருண்டுகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுல மொத்தமா.
ஆமா, ஆமா, கண்டிப்பா. <laughs> ஆமா, இடம் வந்து அவ்ளோதான, 17 பேருக்கு இடம் பத்துமா அப்பிடின்னு கேட்டா, நம்ம வீடு வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்குமான்னு, தெரியாதுல்ல!
ஆமா, அது என்னன்னா, அப்ப இந்த அந்த வீடு கொஞ்சம் பழைய காலத்த சேர்ந்தது. முன்னாடி திண்ணை இருந்தது. அது 1 அப்புறம் வந்து ஒரு சின்ன ஹாலு இருந்தது. அதில ஒரு 4 பேர் படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திண்ணையில வந்து ரொம்ப வயதானவர்களுக்குலாம் வீட்டுக்குள்ள படுக்கிறது ஒருமாரி புழுக்கமா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த இது.
நிச்சயமா, நிச்சயமா கிராமப்புறங்கள் எல்லாம் இன்னமுமே வந்து அந்த திண்ணையில தான், படுத்து தூங்குறாங்க பெரியவங்கள்லாம்.
ஆமா, சரியா சொன்னீங்க. அதனால அவுங்க அ கொஞ்சம் திண்ணையில படுத்துக்கிட்டாங்க, அப்புறம் இன்னும் பெட்ரூம்‌ ல வந்து ஒரு 4 பேர், 5 பேரு. அப்புறம் ஒரு கட்டில் இருந்தது. அதில சின்ன குழந்தைகள்லாம் மொத்தமா ஒரு எங்க அம்மாவோட படுத்துக்கிறது. அந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு, பிரிச்சு படுத்துக்கிட்டாங்க. ஆனா அதற்கான அந்த முன்னேற்பாடுகள் அப்பிடிங்கிறது இதெல்லாம் ப நான் சொல்றது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. ஏன்னா, அப்ப தான் வந்து ஒரு பெரிய சொந்தக்காரங்க வரது அந்தமாரி விஷயங்கள்லாம் இருந்தது. இல்லேங்களா?
ஆமா, இப்பலாம் வந்தாலுமே தங்குற மாதிரிலாம் யாருமே வரமாட்டிக்கிறாங்க, இல்லயா?
ஆமா வருவாங்க. பெ பாப்பாங்க. ம பெரும்பாலும் வந்து ஒரு உணவு அருந்துவாங்க. மதிய உணவோ, இல்ல வந்து காலை உணவோ, அந்த மாரி ஏதோ, பெரும்பாலும் மதிய உணவு அருந்துவாங்க. ஒரு அசைவ உணவு. அது மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்றம் கெளம்பி வந்து, போயிருவாங்க.
ஆமா. இப்ப உள்ள காலக்கட்டத்தில இந்த மாதிரி, இவ்ளோ பேத்துக்கு சமையலும் வந்து, பண்றது கெடையாது. எல்லாருமே வந்து, அப்டி உணவு தயார் பண்ணணும் அப்டின்னா வந்து, வாங்கிர்றாங்க ஈஸியா. அ, ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதோ, அந்த மாதிரி தான் பண்றாங்க.
ஆமா அது ஆமா. சரியா சொன்னீங்க. ஆனாவுன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன பண்னோம் அப்டின்னா, அங்க பக்கத்தில எங்களுக்கு வந்து, குலதெய்வம் கோயில் இருந்தது. அந்த இதில.
ஓ, சரி சரி,
இவுங்க இப்போ வராங்கன்னா, அவுங்கள வீட்டிலயே, நம்ம சொந்தக்காரங்கள உக்கார வச்சிட்ருக்க முடியாது இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்.
கண்டிப்பா. எங்கயாவது ஊரு சுத்தி காட்ட கூட்டுபோக சொல்வாங்க. ஊரில எது பிரபலமான இடம் இருக்கோ, அங்க கூட்டு போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த எடங்களுக்கு கூட்டு போனீங்க?
ஆமா. அதான், நான் வந்து, அப்பறம் எனக்கு தெரியாது. இதுதான் முதல் முறை வராங்க அப்படிங்கிறதனால, எங்க போவோம், வெளியு வெளிய கூட்டு போறது எங்க வீட்ல் ரொம்ப அரிது. பெரும்பாலும் வீட்லயே தான் உக்கார வச்சிருப்பாங்க. அப்பறம் தான் தெரியுது, பாத்தா ஒரு இந்த, டெம்போ டிராவலர் சொல்வாங்க தெரியுங்களா? அந்த மாரி ஒரு வண்டி வந்து வருது. அந்த சொந்தக்காரங்க வந்த ஒரு 2 வது நாள் வருது. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. எந்திரிச்சு, குளிச்சு, எல்லாரும் தயாராயிச்சு. என்னான்னு பாத்தா, அந்த குலதெய்வம் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அது ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கு. சொந்த ஊர்ல இல்லாம, கொஞ்சம் தள்ளி இந்த மாரி இதில இருந்தது. செரி அப்டின்னு சொல்ட்டு, அப்புறம் அதில எல்லாத்தையும் ஏத்திட்டு, போற வழியில தின்பண்டங்கள் சாப்பிடுறது, உணவருந்த நிறுத்துறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா எங்க எனது அப்பா வந்து, அத வந்து, இது பண்ணிட்டார். முன்னாடியே அனுமானிச்சு, இவுங்க வருவாங்க. எங்கயாவது வெளிய போறதுக்கு இது பண்ணணும். அப்டின்னு சொல்லிட்டு, அது ஒரு முறை கூட்டு போனாரு. அந்த இதுல.
ஆமாமா. ஆமா. சரி சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, சரி.
அதுக்கப்புறம் வந்து திரையரங்கு இருந்தது. அது வந்து அந்த காலத்தில திரையரங்குகள் படத்துக்கு போறதும் கொஞ்சம் அரிதான விஷயங்கள் தான, அந்த இதில.
ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, அது ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் செலவிட மாட்டாங்க இல்லயா!
ஆமா. சரிய சொன்னீங்க. அப்போ அந்த திரையரங்குக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆட்டோ எடுத்திருந்தோம். அந்த இதில. அதுவும் பத்தலன்னு வச்சிக்கோங்களேன், எல்லாம் ஏறி உட்கார்ந்து திணிச்சிக்கிட்டு, அந்தமாரி.
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அனுபவம் வந்து என்ன நல்லாயிருக்கும். அது.
ஆமா. ஏன்னா, எல்லாரும் நாங்க அந்த சின்ன பசங்க அவங்களோட விளையாட்றது, அத்த பசங்களோட விளையாட்றது, பெரியப்பா பசங்களோட விளையாட்றது, இந்தமாரி வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அப்புறம் திரையரங்கு போயிட்டு, அது வந்து திரும்ப வந்துட்டோம். சோ, இந்த விஷயங்கள் முன்னாடியே பார்த்து வச்சிருந்தாரு. அவரு பண்றதுக்காக.
பொருட்காட்சி அந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்கீங்களா? ஏன்னா, இந்த மாதிரி அ அ விடுப்பு நேரங்கள்ல வந்து வந்தாங்க உறவினர்கள் அப்பிடின்னா, நாங்க அதிகமா பொருட்காட்சிக்கு தான் அதிகமா போயிருக்கோம். அந்த மாதிரி கேட்கிறேன்.
ஆ, இல்ல பொருட்காட்சி வந்து போல. ஏன்னா, அந்த காலகட்டத்துல அது எதுவும் பெரிசா இல்ல. ஆனா, அதுக்கப்பறம் அவுங்க என்ன பண்ணாங்க அப்பிடின்னா, ஒரு திருமண விழா வந்து நடந்தது. அந்த இதில பக்கத்தில. அதாவது அவுங்க கூப்டுருந்தாங்க. அவுங்க அத ஒரு இது அனுமானுச்சு அதையும் சேர்த்து தான் வந்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கட்டத்தில. அப்ப வந்து, அந்த திருமண விழாவுக்கு போறதுக்கு அவுங்க வந்து ஒரு வண்டி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்தமாரி ஒரு முக்கியம் நாங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்பிடிங்கிறனால. அதனால அந்த திருமண விழாவுக்கு என்ன பண்னோம் அப்பிடின்னா, இங்க இருந்து மொத்தமா எல்லாரும் அந்த உறவினர்களோட ஒரே வண்டியில மொத்தமா போனது. அந்த மாரி அனுபவங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது. இதில வந்து ஒரு பெரிய ஆ இதில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஞாயித்துக்கிழமை இவரப் போய் எல்லா நாளும் அசைவு உணவு அப்பல்லாம் எடுக்க மாட்டாங்க. இல்லைங்களா?
ஓ! சரி, சரி. நல்லது, நல்லதுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா, வந்து முன்னாடி காலத்திலலாம் வந்து எல்லா நாளும், அந்த விருந்து அப்பிடின்டு பார்த்தாலே வந்து ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள்ல தான் வந்து இந்த அசைவ உணவு எடுப்பாங்க.
ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த அவுங்க வந்து ஒரு 4 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அதுல 5வது நாள் வந்து இந்த ஞாயித்துக்கிழமை அந்த மாரி வந்தது. அப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா அது முடியு எங்க வீட்ல இப்ப அசைவ உணவுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கறி மட்டும் தான் எடுப்பாங்க எப்பவுமே.
சரி, சரி.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடங்களுக்கு நாங்க வந்தப்புறம், ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் எடுக்குறோம். எவ்வளோ அளவு அப்படின்னுலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் எடுக்குறோம். அது இல்லாம இந்த கோழிக்கறி அதுவும் எடுக்குறோம், அப்புறம் மீனும் எடுக்குறோம். 3மே எடுக்குறோம். எனக்கு அது முதல் முறை ம், ம்.
ம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கலாம். அதனால எல்லாமே சேர்த்து செஞ்சிருலான்னு செஞ்சுட்டாங்க. <chuckles>
ஆமா, ஏன்னா இப்ப வந்து ஆட்டுக்கறி மட்டும் எடுத்தா அதோட விலை அதிகம்னு நினைக்கிறேன். அப்ப அதுவே எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சாப்பிடறப்ப, பத்தாம போற வாய்ப்பிருக்கு. கோழிக்கறி சிலருக்கு புடிக்கும். அப்புறம் வந்து மீனும் வந்து எல்லோருக்கும் ஒரு 1 துண்டோ 2 துண்டோ அந்த மாரி வைக்கிறப்ப, அவங்களுக்கு அதிலயும் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா! இது எல்லாத்தையுமே என்னன்னா எங்க அப்பா வந்து பார்த்து வச்சுட்டாரு. இந்த மாரி வந்து இவங்கலாம் வருவாங்க அப்படீன்னு ஒரு அனுமானம் பண்ணி அதற்கேத்த மாரி திட்டமிடுதல் பண்ணாரு, இந்த இதுல.
கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்ச புரியுது, புரியுது. அ இந்த தயாரிப்பு வந்து முழுக்க முழுக்க உங்க அப்பா வந்து எடுத்து பண்ணிருக்க போய் தான் இவ்வளவு தெளிவா வந்து அ எல்லாமே பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து நீங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்தா, எப்படிலாம் தயார் ஆவீங்க. உங்க அப்பா எந்த விதமா வந்து இத தயார் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. உங்க கிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
ஆமா, அதுலாம் உங்களுடன் பேசியதுல எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.